தணியா, அதோட ருசியே தனியா இருக்கும். அந்த தேங்காவ அரைச்சு ஊத்துற ருசி வேற, தேங்காய் பால் ஊத்துறதோட ருசி வேற அப்டின்ற மாரி தான் இருக்கும். அப்டின்ட்ருக்கும்போது நம்ம ஒரு 22 வருஷம், 23 வருஷம் நம்ம இந்த மாரி ஒரு அ பக்கத்லயே சாப்ட்டுட்டு, அ நான் எங்க மாமியார் வீட்டுக்கு வரம்போது, அவுங்க அந்த ஊரு பழக்கபடி எப்டின்னா, அந்த தேங்காவ அரைச்சுட்டு அதுல எல்லாமே சேத்து அரைச்சு, அப்டியே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அதுல அப்டியே போட்டு ஊத்தி பெசஞ்சு அப்டியே அதுல மீனயும் தூக்கி போட்டு அடுப்ல வக்கிறதுதாங்க, அவங்களோட ப்ரொசீஜர்.
கரெக்டுங்க கரெக்டுங்க. <chuckles> அ. ஓ இந்த கூட்டு, "கூட்டி பண்ணி கொழம்ப கூட்டி வைப்பேன்" அப்டிங்கிற மாரி, இது நாகர்கோயில் அந்த மாரி எடத்துலல்ல இது மாரிலான் ஆ! சரிங்க.
ஆ! கொழம்ப கூட்டி வைப்பாங்கல்ல அந்த மாரி தான் அவுங்க. ஆமா ஆமா ஆமாங்க. அந்த சைட் ஃபுல்லாமே அந்த மாரி தான் வெப்பாங்க. நாகர்கோவில், கன்னியாகுமரி அந்த, அப்டித்தான் வப்பா
அபோ, ஆமாங்க நான் வந்து, யூட்யூப் ரீல்ஸில பார்த்துருக்கேங்க அதனால,
ஆமாங்க. அப்டின்ட்ருக்கும்போது, ம் என்னால இத ஏத்துக்கவே முடியல! ஃபர்ஸ்ட் நாள் பொ நான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த யூடியூப்ல கூட நான் அப்டிலாம் பாத்ததே கெடையாதுங்க. அ என் கணவர் சாப்டும்போதுமே, மீன் கொழம்பு சாப்ட்றேன்னு சொல்லுவாங்க. நம்ம மீன் குழம்பு சாப்ட்ற மாரி தானே சாப்டுவாங்க. அந்த மாரி ஒரு இப்ப எங்களுக்கு காதல் திருமணம் அப்படின்றதுனால, நாங்க முன்னாடியே பேசுவோம். அப்டின்னும்போது அப்டி சொல்லுவாங்க. அது சரி அவுங்க சாப்ட்றாங்க நம்ம இந்த ஃபுட்லலாம், அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆனது இல்லல்ல, அதனால தெரியாது.
அ. சரிங்க. ஆ, அப்டி கேட்டா நம்பள ஒரு மாரி நெனச்சுருவாங்கங்க. <laughs>
ம் அ, அப்டின்றனால அ இல்ல சொல்லிரு சொல்லுவாங்க சில டைம். இந்த மாரி "இந்த டிஷ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாக்கு செய்ய தெரியாது. நீ செஞ்சு குடு" அப்டின்ற மாரில்லாம் கேப்பாங்க. நம்பளே ஒரு கத்துக்குட்டின்றனால, "நான் எல்லாத்தையும் கத்துட்டு சூப்பரா செஞ்சு குடுக்றேன்." அந்த ஒரு வாய் சவுடால் மட்டும் தான் நான் பேசி வச்சிருந்தேன் அந்த நேரத்துல. அப்டின்னு இருந்துச்சு.
சரிங்க. <laughs> சரிங்க. அப்ப ஒரு ஆர்வம் வேற நமக்கு அதிகமா இருக்கும்லங்க. ஐயோ! நம்ப வருங்கால கணவர் கேட்டுட்டாரு எதையாவது செஞ்சு தரணும் சரிங்க. <inhales>
ஆ. ஹு, ஆனா, அப்புடி அங்க போன பெறகு, எனக்கு டோட்டலா ஆஃப்ங்க. நான் ஒரு வெரதம் இல்லாம நான் இருந்த வெய்ட்டோட ஒரு மாசத்ல ரொம்ப வெய்ட் கொறஞ்சுட்டேன். அதாவது எல்லாரும் கல்யாணம் ஆனா வெய்ட்டு கூடுவாங்கன்னுவாங்க. நான் மட்டும் வெய்ட்டு கொறஞ்சுக்கிட்டேபோனேன் <laughs> கொறஞ்சுக்கிட்டேபோனேன். ஆமா, ஏன்னா எனக்கு சுத்தமா நல்லா சமைப்பாங்கங்க. அதாவது நல்லா டேஸ்ட்டலாம் சொல்ல முடியாது. ஒன்னும் சொல்ல முடியாது நல்லா தான் இருக்கும். ஏன்னா "எனக்கு பிடிக்கல அவ்ளோதான்!" அப்டின்ற மாரி தான் சொல்லலாம். அதெல்லாம் நல்லா பக்குவமா ஒரு மாரி பாத்து பாத்து செய்வாங்க. அ
அச்சச்சோ! ஆ. <inhales> நீங்க ஆப்போசிட்டா மாறிருக்கீங்க. <chuckles> புரியுதுங் இப்போ, அ ஆ புரியுது புரியுதுங்க. அதாவது, அவுங்க நல்லா சமைப்பாங்க. அந்த ஒரு உணவவோட சுவை வந்து நமக்கு எ பிடிக்காதனால, நம்ம வந்து கொஞ்சம் அதுல இருந்து வெலகியிருக்கோம் இல்லைங்ளா? இப்போ நீங்க வந்து அ சரி "அம்மா வீட்டு சமையல கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்கலாமே, எல்லாத்துக்கும் பிடிச்சா நம்ம அப்டியே பிக்கப் பண்ணிக்கலாம்". அப்டிங்கிற மாரி ஏதா ட்ரை பண்ணீங்ளா?
ஆமா. ஆமா. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா.